நிச்சயமா, நிச்சயம்.
அ இவன்ட்ட பழகணும்ன்னு தோணும். ஒரு சிலர் வந்து பழகுன பிறகு பிடிக்கும். இப்ப நா வந்து எப்படீன்னா, ஒருத்தர பார்த்த உடனே பழகுறத விட அ வந்து ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் பேசுன பிறகு அவங்களுடைய அ நடவடிக்கையெல்லாம் பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு நான் வந்த நாட்கள்லாம் நெறைய உண்டுங்க. அந்த மாரி நெறைய நண்பர்களை நா
ஆஹா. அருமை, அருமை. இப்போ அந்த நட்பு வந்து இன் இன்றளவும் உங்களுக்கு தொடருதுங்களா? அதுக்கப்பறம் அவர்கிட்ட பேசுறதுக்கோ, இல்ல பார்க்கறதுக்கோ எதுவும் சூழல்கள் ஏற்பட்டதுங்களா?
நிச்சயமா. அவர் ஒரு பெருநகரத்தில இருக்கிறாரு. அவரை நான் சந்தித்து அவருகிட்ட வந்து என் உறவுக்கார ஒரு அ பெண்ணுக்கு வந்து, "எப்படி கல்லூரியில சேர்வது? என்னென்ன படிப்பு படிக்க வைக்கலாம்? அ எந்த மாதிரி படிப்பு கிடைத்தால், வேலை அ எந்த மாதிரி படிச்சா வேலை கிடைக்கும்?" இப்படில்லாம் கேட்கும்போது, அவரு அடுத்த நிலைக்கே சொன்னார். "நீங்க வந்து கல்லூரியில சேர்க்கணும்ன்னா, எங்களுடைய கல்லூரியில சேர்த்துக்கங்க. நீங்க வந்து கல்வி கட்டணம்ல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாம் நா பார்த்துக்கிறேன்." அ அப்படீங்கிற மாரில்லாம் எனக்கு ஆறுதலாக நெறைய வார்த்தைகள் அவர் சொன்னாரு.
ம்ஹ்ம். ஓஹோ! ஆஹா. நெஜமாவே அவரு மானுடர் தானா? இல்ல எனக்கே சந்தேகமா இருக்கு. இப்படி ஒரு ஆளு நிச்சயமா எங்கேயாவது கெடைப்பாங்களா? பார்க்க முடியுமான்னு தெரியல.
அந்த மாரி, அ <laughs> இல்ல அந்த மாரி எல்லாருக்குமே கிடைப்பாங்க. இல்ல நம்ம வந்து எல்லாரையுமே வந்து தப்பான கண்ணோட்டத்தில பார்த்து பழகிட்டோம் அப்படி பாக்குறனால இன்னும் சில சில நல்லவர்கள் நம்ம கண்ணுக்கு தெரியறதே இல்ல.
ம்ஹ்ம். ம்.